இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு தனிப்பட்ட ஆசைகள் இருக்கும். அவங்க எப்டி எப்டி தான் இருக்கனு சொல்ட்டு ஒரு கனவு இருக்கும்.
ம்.
ஆனா, அத வந்து பாத்தீங்கனா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க? நம்மள எதா தப்பா நினைச்சுப்பாங்களா, அப்டின்டு மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு, ம மனசுகுள்ள தோனிட்டே இருக்கும் அவங்களுக்கு, மெயினா பாத்தீங்கன்னா, நம்ம உடு உடுத்துற உடையில, சரி, நம்ம இப்டி டிரெஸ் பண்ணா, இப்டி தப்பா நினைப்பாங்களோ, எப்டி அவங்கள பாப்பாங்க, அப்டின்டு, ஒரு சந்தேகமும், ஒரு குழப்பமும் இருக்கும்.
ம்.
அத பத்தி நீங்க எப்டி பாக்குறீங்க? நீங்க அத எப்டி அத வழிநடத்திக் கொண்டு வருவீங்க?
ம். <smacks lips> கண்டிப்பாங்க. நீங்க சொல்ற மாரி வந்து, மத்தவங்க என்ன நினைப்பாங்க, அப்டின்னு நினைக்கவே நம்ம பாதி லைஃப் முடிஞ்சிரும். அ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண, ஒரு துணியில போடுறதுல கூட, இந்த ட்ரெஸ்ஸ போட்டா இப்டி இருப்பாங்க, இந்த ட்ரெஸ் போட்டா இப்டி இருப்பாங்கன்னு, ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்டலா தான் நம்ம இருக்கோம். ஆனா, வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இருக்க கால சூழ்நிலையில, அது மாதிரி நம்ப நினைச்சுக்கிட்டு இருக்கவே முடியாது, ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது, நம்மளோட துணிய வச்சு தான் நம்ப வந்து, முடிவு பண்றாங்க என்ன பொறுத்தவரைக்கும்.
ம். ம். ம். நிச்சயமாங்க. அதான் பழமொழியிலே சொல்லியிருக்கிறாங்களே, "ஆல் பாதி, ஆடை பாதி" அப்டின்னு சொல்லிட்டு.
ம், ஆமாங்க. ஆமா கண்டிப்பாங்க, ஏனா நான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ்ல ஒரு டீம் லீடரா வேல பாத்துட்டு இருந்தேன், அப்ப வந்துட்டு என்னோட உடைகள் வந்து கண்டிப்பா ரொம்பவே வந்து, நல்லா நீட்டா இருக்கணும். ஏனா, எனக்கு கீழ வந்து, டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் வந்து எந்த அளவுக்கு நீட்டா போறேன், எப்டி இருக்கேனோ, அதுமாதிரி தான் என்னோட டீம் பசங்களும் வந்து வருவாங்க. ஸோ அந்த இடத்துல நான் வந்து ரொம்பவே நீட்டா போகணும், அதுமாதிரியான சூழ்நிலைகள் தான் நம்ம இருக்கோங்க.
ஓகே. ம். நிச்சயமா. நிச்சயமாங்க. இப்போ நீங்க ஆ ஆஃபீஸ்ன்னு சொன்னீங்க. சப்போஸ் இப்ப நீங்க வந்து ஒரு திருவிழாக்கோ, இல்ல உங்கள குடும்ப விழாக்கோ நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க எப் எப்பயாச்சும் இந்த மாரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிரு ஏன்னா இப்ப வ ம வெளிய போறோம் அப்டின்னாலே, நம்ப ஒழுங்கா மேக்கப்லாம் பண்ணிட்டு நல்ல ஒரு டிரெஸ்ஸா போட்டுட்டு, கொஞ்சம் அழகா இருக்கனுன்னு நம்ம நெனைப்போம். அதுனால நீங்க ஏதாச்சு உங்களுக்கு எதிர்ப்பு ஏதாச்சு நீங்க கேட் ஆ உங்களுக்கு வந்திருக்குங்களா? இல்ல நீங்க அத பேஸ் பண்ணியிருக்கீங்களா?
ம். ம். ஆ, கண்டிப்பாங்க. எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா, பொதுவாவே வந்துட்டு <inhales> ஆ ரொம்ப இந்த, ஜிகுஜிகுன்னுலாம் நான் வந்து துணி வந்து போடமாட்டேன். எனக்கு சாரியுமே வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒர்க்குள்ள சாரீலாம் நான் போட மாட்டேன். ஆ
பரவாலங்க. இல்ல ஆனா ஒரு சில பேர் வந்து அந்த ஜிகு ஜிகுன்னு போடுறாங்க தெரியுமா நீங்க சொன்ன மாரி. அது வந்து பாக்க நிஜமாவே அது நல்லாவே இல்லங்க ஆக்சுலா ஆனா நெறையா பேர், நெறையா பொண் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா, அத தான் விரும்புறாங்க. அது ஏன்னு தெரியல.
<chuckles> ஆமாங்க. ஆமாங்க. அதும் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்சம் கிராமப்புறத்தில இருக்கவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, கலருமே வந்து கொஞ்சம் <inhales> அ ரொம்ப டார்க் கலராவும் <inhales> ரொம்ப அதிகமான புடவையில வந்துட்டு ரொம்ப ஸ்டோன் ஒர்க் அந்த மாரிலாம் போடுவாங்க. <inhales> நான் வந்து பாத்தீங்கன்னா, பொதுவாவே வந்துட்டு கலர் கூட மைல்டான கலர் பீச் கலர் இந்த மாரி பை மைல்டான கலர் தான் அதிகமா எடுப்பேன். <inhales> ஆ சாரியுமே வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான வொர்க் இல்லாம நார்மலான இது தான் எடுப்பேன். இத ஏன் நான் சொன்னேன்னா, <inhales> இப்ப ஊர் சைட்லாம் நம்ம போகும்போது, ஏதாவது ஒரு <inhales> திருவிழாக்கோ ஏதோ போகும்போது <tsk> அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு <inhales> விதமான உடைகள் வந்து போட்ருப்பாங்க. சாரிலாம் போட்ருப்பாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா, சிம்பிளா தான் வந்து போட்டு போவேன். ஆனா சிம்ப்ளா இருந்தாலும் நம்ளுக்கு அது வந்து அழகா இருக்கும். ஆனா அவுங்க அது பாக்கும்போது <inhales> "ஏன் இப்டி வந்துருக்க? இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துருக்கலாமே!" அப்டின் அத வச்சு ஒரு ஒரு டாக்கே போகுங்க.
ம். புரியிதுங்க. ம். ம். ம். ஓகே. நம்ம நல்லா போனாலுமே, இப்டி ரொம்ப அழகா வந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, இல்ல நல்லா போலனாலுமே இப்டி பேசுறாங்களா?
ஆமாமா.
புரியுதுங்க, புரியுதுங்க. அத நீங்க எப்டி நீங்க, ஆ எதிர்கொண்டீஙக? எப்டி அத சமாளிச்சீங்க?
ஆ நான் அத பெருசா க கண்டுக்க மாட்டேங்க. ஏனா, வந்து அ என்னோட என்கிட்ட வந்து யாருமே நேரடியா கேக்க மாட்டாங்க. ஏதாவது பின்னாடி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அவங்கள பத்தி பெருசா கூட இது பண்ண மாட்டன். அதனால நான் அத அப்டியே விட்டுருவேன்.
ம். புரியுதுங்க. இப்போ நீங்க இப்ப நீங்க இந்த மாரி சொன்னீஙகல்ல. இப்போ வந்து ஒரு இப்ப நீங்க ஆபீஸ்ல வொர்க் பண்ணும்போது கிளையன்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் நிறையாவே இருக்கும்.
ம். ம்.
அப்ப வந்து நீங்க, எந்த மாரி உடைகள் போட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இல்ல உங்களுக்கு யாராச்சும் சொல்லுவாங்களா? இல்ல நீங்களே போட்டு போறது தாங்களா? ஏனா, ஆபீஸ்ல சில செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப கிளையன்ட் வராங்க அப்டினா நீங்க புடவ கட்டிட்டு வாங்க, ஒரு டிரடிஷனல்ல வாங்க. கிளையன்ட் இம்ப்ரஸ் பண்ணுங்க. அந்த மாரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாரி நீங்க ஏதாச்சும் பேஸ் பண்ணியிருக்கீங்களா?
கண்டிப்பாங்க. ம். கண்டிப்பாங்க. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த அலுவலகத்துல வந்து, இத தான் போடணும் அப்டின்னு எந்த ஒரு இதுவுமே இல்ல. அ நீங்க இப்போ சொன்னீங்க இல்லையா, மீட்டிங்னா இந்த மாரி போடுங்க. அப்டி அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்துல வந்து ஒரு ஐடி நிறுவனத்துல வேல பார்த்தேன், ஒரு 3 வருஷம். அங்க நான் வந்து பழகுன ஒரு கலாச்சாரம் தான் வந்து, அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் ஒரு அ லாஜிஸ்டிக்ல வேல பார்த்தேன், ஒரு 10 வருடம் அங்க வேல பார்த்தேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐடியில பழகுன அந்த ஒரு பழக்கவழக்கத்த நானாகவே வந்து, அதுல கொண்டு வந்தேன். எப்டி கொண்டு வந்தன்னா, ஒரு மீட்டிங்னா அதுக்கு தகுந்த மாரி ஒரு நீட்டான ஒரு காட்டன் புடவை. அது மாரி கட்டிட்டு போவேன். அ. இல்லன்னா வந்து அத தவிர்த்துட்டு நல்லா இப்போ அ வெளிநாட்லருந்து எங்களோட ம் டிஸ்கஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கன்ட்ரிலந்து தான் வரும். <inhales> அங்கருந்து கிளையண்ட் யாராவது வந்தாங்கன்னா, அவங்களுக்கு தகுந்த மாரி ஒரு நீட்டான ஒரு ஆ பேண்ட்டு, ஷர்ட்டு அந்த மாரி நீட்டா போட்டு போவேன். இது மாதிரி என்னோட உடைகள் வந்து, அந்த தகுந்த மாரி மீட்டிங்குக்கு தகுந்த மாரியோ இல்ல வந்து ஒரு அ நார்மலான ஒரு பார்ட்டிக்கு தகுந்த மாரி. அது மாரி நான் வந்து மாத்திப்பேன்.
ம். ம். ம். ம். புரியுதுங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆனா, எனக்கு இன்னொரு கேள்வி கேட்கணும்னு உங்கட்ட தோணுது. ஏனா, நீங்க சொல்ற பதில் வந்து கொஞ்சம் ஆ அனுபவப்பட்டோ இல்ல கொஞ்சம் மெச்சூர் றாவோ இருக்கு. இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பார்ட்டி வியர் ன்னு சொல்லிட்டு, அந்த மாரி உடைகள் எல்லாம் உடுத்திட்டு போறாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மத்தவங்க வந்து எப்டி நம்ம ஜட்ஜ் பண்ணுவாங்க? நம்மள தப்பா நெனைப்பாங்களோ அப்டின்னு, நெ அப்டி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் எல்லாம், நா- இந்த மாரி வியர் பண்ணி தான் போறாங்க. சோ அவங்களோட மனநெலைம எப்டி இருக்கும்? நீங்க அந்த மாரி ஏதாச்சு. இது மாரி பேஸ் பண்ணியிருக்கீங்களா. அத எப்டி எதிர்கொள்றதுன்னு சொல்லிட்டு?
ம். ம். ம். ம். ம். இப்ப கண்டிப்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டி க்கு வந்துட்டு, ரொம்ப இதா <tsk> ஒரு நீட்டான அ ட்ரெஸ் போட்டு போனாவே போதும். பார்ட்டி அப்டின்னொன்னே ரொம்ப <inhales> நம்மளோட கலாச்சாரத்த மீறி போட்டு போடணும் அவசியம் இல்ல <inhales> அ. அதுக்காக வந்து ரொம்ப ஹோம்லி யா ஒரு சுடிதார் ரு, இல்ல வந்து <inhales> சாரி இது மாரியும் கட்டிட்டு போகணும்னு நான் சொல்ல மாட்டேன் <inhales> ஒரு நீட்டான, ஒரு அழகான ஒரு ஃப்ராக் கு. இல்லங்க. ஒரு அழகா, நானுமே வந்து அந்த மாரி பண்ண மாட்டேன். ஒரு அழகான ஒரு ஃப்ராகு. நீட்டான ஒரு ஃப்ராகு, ஸ்லீவ் வோட ஒரு ஃப் ஃப்ராகு. இல்ல ஒரு நீட்டான ஒரு "ஜீன்ஸ்" பண்ண, அந்த மாரி நீட்டான எவ்வளவோ உடைகள் இருக்கு. பார்ட்டி வியர்க்குனே இருக்கு <inhales> அது மாரி செலக்ட் பண்ணி போடலாம். அத தவர. அத விட்டுட்டு <inhales> நம்ம கலாச்சாரத்தையும் மீறி பார்ட்டி நம்ப ஆ. அ. இது போற மாரி. ஆ. சொல்ற மாரி சாட்டர்டே நைட் லெட்ஸ் கோஃபார் பார்ட்டி <chuckles> அந்த மாரிலாம் வந்து போடலாம் அவசியமே இல்லங்க <inhales> அது வந்து நம்ம கலாச்சாரத்துக்கும் வந்து மீறி யூஸ் பண்ற செயல். அத நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன்.
ம். இல்ல அதுதான் சொல்லப்போறீங்களோ கொஞ்சம் நேரம் பயந்துட்டேங்க. ஒகே. ம். ம். புரியுதுங்க. ம். <chuckles> கண்டிப்பாங்க. இப்போ நீங்க இத அரு இத வெளக்கி சொன்னீங்க. ஆனா, அத ஏன் நம்ப பண்ணக்கூடாது? ஏன்னா, அதுவும் ஒரு உடை தான். அது வந்து அவுங்கோட விருப்பம் தான். அத வந்து சமூகம் ஏன் அப்டி பாக்குது? அத ஏன் நம்ப மாத்தக்கூடாது. அந்த மாரி ஏதாச்சு நீங்க நெனச்சுருக்கீங்களா? இல்ல நீங்களுமே வந்து, "இல்ல நம்ம கலாச்சாரத்தோட தான் இருக்கணும்" அப்டின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
ம். இல்லங்க. இல்லங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட முடிவு தாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, நான் வந்து அந்த <inhales> ஒரு வரைமுறைக்கு மேல நான் போக மாட்டேன். இது வந்து தனிப்பட்ட முறை, ஒவ்வொருத்தவங்களோட கருத்து. அ நீங்க சொல்ற மாரி இப்போ ஓ ஓருத் ஒரு சில பேர் நினைக்கலாம். ஏன் போடக்கூடாது, நம்ம போடலாமே இது நம்பளோட சுகந்திரம் தானே, அந்த மாரி பேச ஆரம்பிச்சுருவாங்க. <inhales> அது மாரி போட்றவங்க போட்டுக்கலாம். ஆனா, வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நம்ப. <inhales> ஆ. சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் அவங்க யோசிச்சுட்டு, இது நம்பளுக்கு சரி வருமா, அப்படினெல்லாம் போட்டுட்டு ஏனா, வந்து நம்பளோட உடைகள் தாங்க நம்பளுக்கு எல்லாமே. அத வந்து <chuckles> மனசுல வச்சுக்கணும்.
நிச்சயமாங்க. ம். கண்டிப்பா. கண்டிப்பாங்க. மொதல் பாதுகாப்பே உடை உடை தான். ஏனா, அந்த உடைய வச்சு தான், நம்மள என்ன மாரி பாக்குறாங்கன்ற ஒரு இதுவும் இருக்கு. அத நம்ப கையெடுத்து கும்பட்ற மாரி ஒரு மரியாதையோட பாக்கறது வந்து, நம்பளுக்கு ஒரு பாதுகாப்பு தான். ஆனா, மொகம் சுளிக்கிர வைக்கிற மாரி இருக்கிறது நம்மளுக்கு வந்து, அது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தருணம் தான் அது.
கண்டிப்பா. ம். கண்டிப் ஆமாங்க கண்டிப்பாங்க. ஏனா இது வந்து உடைகள் அப்படிங்கும்போது, பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேத்துக்குமே தான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன். ஆண்களுமே அப்படித்தான், <sighs> ஆ ஒரு சில இடத்தில வந்து பார்த்தீங்கனா, ஒரு சில உடைகள், இப்போ வந்து <inhales> மீட்டிங் போறாங்கனா, அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோட் ஷூட் போடலாம், இல்ல வந்து <inhales> ஒரு பார்ட்டி போறோனா, அதற்கு தகுந்த மாதிரி போடலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து, <breath> ஆ வொ பார்ட்டிக்குமே வந்து பசங்களுமே வந்து, இன்னும் கொஞ்சம் துணிமணிகள் வந்து சரியா இது பண்ணுறதில்ல, அப்படின்கிற மாதிரி நானும் கேள்விப்பட்டேன். <breath> இதெல்லாம் தேவையில்லாத ஒரு செயல்பாடுனு தான் நான் சொல்லுவேன், நீட் ஆவே போயிட்டு வரலாமே, என்ன பிரச்சனை? <breath>
நிச்சயமாங். ம். புரியுதுங்க. <laughs> எ ஆ இல்ல இப்போ நண்பர்களோடு போறாங்க, அப்படினா அது போலாமே ஒன்னும் தப்பில்லையே. அ ஆ.
ஆ, தாராளமா போலாங்க, அதாவது வந்து நம்ம பெண்களை சொல்ற அதே இது தான் வந்து, ஆண்களுக்குமே இல்லைங்களா? <laughs> <inhales> ஆண்களுமே,
ம். கண்டிப்பா கண்டிப்பா, இல்ல பெண்களுமே போலாமேனு சொல்ல வறேன், <tsk> அது ஏன் நம்ம சமூகம் வந்து அப்படி நெனைக்கிறாங்க? ஏன் அப்படி இதுவாகுது? அது தான் என்னுடைய ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. நீங்க ஆ,
அ. ஏங்க அது நல்லது தானங்க சொல்றாங்க, கேட்டுக்கலாமே தப்பில்லையேங்க. ஏன்னா வந்துட்டுங்க இப்போ வந்து, நம்ம வந்து சுதந்திரம், பெண்கள் சுதந்திரம், எல்லாமே பேசுறோம் எல்லாமே ஓகே தான். <inhales> இப்போ நீங்க ஒரு துணி ஒரு ஒரு ட்ரெஸ் வந்து நல்லபடியா நீங்க போட்டு போனீங்கன்னா, உங்களுக்கே வந்து ஒரு, <inhales> ஆ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்டினு ஒன்னு இருக்கும். இப்போ நீங்களே வந்து உங்களுக்கு அது வந்து எனக்கு செட் ஆகலனா மத்தவங்க போடுறாங்க, மத்தவங்க சொல்றாங்க, <breath> நம்ம அத போட்டுட்டு போலாம்னு போட்டுட்டு போய், உங்களுக்கு உண்டான அந்த ஒரு உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ்லே அந்த இடத்தில போய்ரும். அப்போ, <inhales> அ எதாவது நடக்கும்போது உங்கனால அத வந்து தாங்கிக்கவும் முடியாது, அது தேவையில்லாத ஒரு விபரீதத்தில போய் முடியும். அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாரியும் நீட் ஆவும் போட்டு போனா, நீங்க ப்ரீ ஆவும் இருக்கலாம், அந்த பார்ட்டியும் என்ஜாய் பண்ணலாம். அதுதான் என்னோட கருத்து. இதை தவிர நான் என்ன சொல்றேனா, தனிப்பட்ட கருத்துனு ஒன்னு இருக்கு, அது அவங்க அவங்களோட விருப்பம். <chuckles>
<sneezes> ம். ம். கண்டிப்பா. அ நிச்சயமா, இல்ல நீங்க சொல்றதை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன், ஆனா நா நா என்ன நா பார்த்ததுல பார்த்தீங்க அப்படினா, நான் வந்து என்னோட சொந்த ஊர விட்டு கொஞ்சம் வெளியூர்ல தான் வந்து வேல செய்றேன். இங்க வந்து பார்த்தீங்கனா, வேற மாநிலமே இது, இங்க வந்து பார்த்தீங்கனா, அது அவங்களுக்குமே தெரியுமானு தெரியுமா இல்ல தெரியாதானு தெரியல, ஆனா உடைகள் உடுத்துவாங்க. ஆனா அந்த ஒரு உடைய வந்து அவங்களுக்கு சூட் ஆகலன்ட்டு எல்லோருக்குமே தெரியும், அது அவங்களுக்குமே தெரியும், ஆனா அத உடுத்திட்டு வந்தாங்க. நான் வந்து கேட்டேன், இது உங்களுக்கு செட் ஆவலியே, எதுக்கு இந்த மாதிரி உ உடுத்திட்டு வந்தீங்க, அப்படினு சொல்லிட்டு. பட் அவங்க பதிலே பார்த்தீங்கனா வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் தாங்க தெரிஞ்சிது, என்ன அப்படி சொன்னாங்கனா, "எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் வருவேன், எவன் என்ன வேனா நினைச்சிகிட்டு போட்டும்." அப்படினு சொல்லிட்டு வந்து ஒரு கான்ஃபிடன்ட்ஸ் கான்ஃபிடன்ட் ஓட சொன்னாங்க, ஆனா அப்போ அந்த கான்ஃபிடன்ட் வந்து நான் அவங்ககிட்டயுமே பார்க்குறேன்.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம்.
சோ இதப் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன?
ஆ, ஓகேங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான் அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னா, ஓகே நல்லபடியா போட்டுட்டு இருக்கட்டும். ஏன்னா, <inhales> அ நம்ம வந்து ம் அ என்ன சொல்றது காலங்கள் மாறிட்டுருக்கு அவங்களும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மாறணும். எல்லாருமே இப்ப மாறிட்டு தான் இருக்காங்க இல்லைங்களா, <inhales> ஒவ்வொரு ஜென்ரேஷன் தகுந்த மாரி மாறிட்டுருக்காங்க. அதனால அவங்களும் அவங்களோட பழக்கவழக்கங்கள் எல்லாம் பார்த்துட்டு மே பி நம்மளுக்கு இது புடிக்கும் நம்ம போடலான்னு ஒரு கான்ஃபிடென்ட்டா அத பண்றாங்க. பண்ணும்போது வரவேற்க தக்கனது அதுக்கு தக்கன அவங்க வந்து சேஃப்டியா இருந்துக்கணும் அதுதான் என்னோட கருத்து.
நிச்சயமா. ம். புரியிதுங்க. ஆனா நம்ப பழைய காலத்தில பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி அந்த பாரம்பரியமும் சரி, இல்ல இந்த கலாச்சாரமும் சரி. நம்ம வந்து இந்த பொடவைகள் உடுத்தி தான் அப்டி தான் பழக்குவோம் அந்த காலத்திலலாம். அது எந்த ஒரு தருணத்தில வந்து இந்த மாரி ஒரு பேஷனபிள்ளா மாறுச்சுன்ட்டு நீங்க நெனைக்கிறீங்க? இல்ல நம்ப எங்கு நம்ப அத கைவிட்டுட்டோன்ட்டு உங்களுக்கு ஏதாச்சு நெனைக்கத் தோணுதா? உங்களுட கருத்து என்ன?
ம். ஆமாங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அதாவது வந்து பொடவைகள் வந்துட்டு <inhales> ரொம்பவே அழகானது. ரொம்பவே வந்து மதிக்கத்தக்கது ஆனா, இப்ப அந்த பொடவையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டைல் ஸ்டைலா அதையே மாத்திவிட்டாங்க சொல்லப்போனா. <inhales> அ பொடவை பொடவகட்னா ஓகே அப்டின்னு சொன்னத விட இப்ப பொடவையிலேயுமே வந்து விதவிதமா, ஆ நம்மளோட அந்த இத கொண்டு வந்து வச்சு அதிலேயுமே நெறைய மாத்திட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பொடவை வந்து உண்மையாவே ரொம்ப அழகான விஷயம் எல்லாத்துக்குமே நல்லாருக்கும் நம்மளோட பாரம்பரியமான உடை அது என்னைக்குமே நம்ம வந்து மறக்கக்கூடாது. <inhales> அத தவிர்த்து என்னோட ஒ தனிப்பட்ட விரு விருப்பம் நான் எப்டி எடுப்பேனா, நான் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாரி போடுவேன். ஒரு ஃபங்க்ஷன் போறேன்னா நான் வந்து என் குடும்பத்தோட போறனால என்னோட புட புடவை தான் நான் கட்டிட்டு போவேன். அது எனக்கு வந்து ஆ அதுதான் ஒரு பாரம்பரியம்னு நான் நெனைக்கிறேன். இது ஒரு ஆஃபீஸ் போறேனா நீட்டான ஒரு சுடிதாரு, இல்ல வந்து நீட்டான ஒரு ஆ ஒரு சில நேரம் வார இறுதியில வந்து ஸ்கர்ட் கூட போடுவேன், ஜீன்ஸ் பேண்ட் போடுவேன். இந்த மாரி எல்லா உடைகளுமே நான் தேர்ந்தெடுப்பேன். ஆனா எந்த உடைய தேர்ந்தெடுத்தாலும் அது எனக்கு செட் ஆகணும். <chuckles> அ அது என்னோட கான்ஃபிடன்ஸுக்கு செட் ஆகணும் எனக்கு அது வந்து கரெக்டா கம்ஃபர்டபிளா இருக்கணும்னு நெனைப்பேன் அது மாதிரி எல்லாருமே நெனைக்கணும்.
ம். ஆமாங்க. ம். ம். புரியிதுங்க. ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பா, நிச்சயமா நல்ல செயல் தான். சப்போஸ் இப்ப நீங்க உங்களோட அலுவலக அலுவலகத்துக்கு நீங்க போட்டுட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருவர் வந்து ஒரு கமெண்ட் பண்றார்களோ இல்ல ஏதோ ஒண்ணு பேசுறாங்க. அத வந்து நீங்க உங்க மனசு அளவுட்ட ஏதாவது பாதி பாதிப்பு ஏற்படுமா? அந்த பாதிப்ப நீங்க வந்து எப்டி சமாளிப்பீங்க?
ம். ம். ஆ, கண்டிப்பா. அந்தமாரி பேசிருக்காங்க. ஆனா, வந்துட்டு எ 2 விதம் இருக்குங்க. ஒன்னு நல்ல விதம், இல்லன்னா வந்து அ, <inhales> தப்பா இருக்கும். நல்ல விதத்துல எடுத்துட்டோம் அப்பிடின்னா <inhales> ஆ, ஓகே. நம்மளோட
இல்ல. தப்பான விதத்த விட நீங்க ஒரு ஒரு முகம் சுழிக்கிற விதமா எடுத்துக்கோங்களேன்.
ஆ. முகம் சுளிக்கிறமாரி சொல்லும்போது வந்துட்டு, கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். இனிமே இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பேன் அது சரி. ஓகே. நம்ம வந்து ஏனா வந்து <inhales> ஆ என்னதான் நம்ம வந்து அ, அடுத்த ஜென்ரேஷன் போயிட்டு இருந்தாலுமே, நம்ம இன்னும் தமிழ்நாட்ல தான் இருக்கோம் அ, நம்ம ஊர்ல தான் இருக்கோம். நம்மள ஊருக்குன்னு ஒரு இது இருக்கு. அத வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும் <inhales> ஒரு 10 பேர் வேலை செய்ற இடத்துல நம்மளோட துணி வந்து கொஞ்சம் நாகரீகம் இல்லாம இருந்துது <inhales> அ, அப்பிடிங்கும்போது அது நம்மளுக்கும் கஷ்டம், பார்க்குறவங்களுக்கும் ஒரு முகசுழிப்பு. அதனால வர விளைவுகளும் ஃபேஸ் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் <inhales> சொல்லும்போது நானே ஓகே, இனிமேல் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் <inhales> அப்பிடின்னு தான் எடுத்துப்பேன் <inhales> ஆ, அதுக்காக கொஞ்சம் நான் வந்து கண்டிப்பா கஷ்டப்படுவேன்
புரியுது. கண்டிப்பா. ம். ம். நிச்சயமா. கண்டிப்பாங்க. சோ, அது வந்து அ, அடுத்த வாட்டி நீங்க தேர்வு செய்யும்போது, அது ஒரு அந்த நினைவுக்கு உங்களுக்கு வரும் கரெக்ட்டுங்களா? சோ, அத வந்து நீங்க த இது எடுத்துக்கிட்டு நீங்க வேற ஒரு அ வழிய தேர்ந்தெடுப்பீங்க. லைக் எந்தமாரி நம்ம அக்க இது கரெக்ட்டா போணும், அ, போனமாரி நடந்துற கூடாது. அப்பிடின்னு நினைப்பீங்க தான?
ஆ, ஆமாங்க. நிச்சயமா. அந்தமாரி நடந்திருக்கு. நான் வந்து என்னோட வழக்கத்த மீறி ஒரு ப்ளவுஸ்ல வந்து ஒரு ஸ்டிச்சிங்க வந்து கொஞ்சம் வேறமாரி மாத்துனேன். அது வந்து நல்லா இல்லை அப்பிடிங்கும்போது சொன்னாங்க <inhales> சரி ஓகே. இனிமேலு அதுமாரி பண்ணக்கூடாது. நம்ம உடைக் நம்ம உடம்புக்கும் நம்மளோட வசதி இருக்கிறவங்க அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி அத நான் வந்து தவிர்த்துட்டு <inhales> அது மாரிலாம் நான் பண்ணியிருக்கேன்.
புரியுதுங்க. ம், ம். ம். பரவால்லங்க. இல்ல. உங் உங்கனா உங்கள நீங்க பேசுறதுலே எனக்கு நல்லாவே தெரியிது. ஆ, உங்கள நினச்சாலே ரொம்ப பெருமையா தான் இருக்கு. ஏனா, நீங்க இன்னமும் ஒரு அலுவலகத்துக்கு அந்தமாரி ஒரு க கலாச் கல்ச்சர்ல வந்துட்டு, இன்னமும் நாகரிகம், அந்த பண்பாடு, அந்த பாரம்பரியம் பத்தி பேசுறீங்க. அதுவே எனக்கு சந்தோஷம் தான். ஆனா, நீங்க சொன்ன கருத்துக்களும் எல்லாமே நல்லா தான் இருந்தது.
ம், ம் ம். ம், ம் ம்.
அத எப்பிடி ஃபேஸ் பண்றீங்களோன்னு சொன்னீங்க. அதுவுமே நல்லா இருந்துது. உங்களோட பேசுனதுல வந்து எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குங்க. நன்றி.
ரொம்பவே நன்றிங்க. நீங்களும் அழகான கேள்விகள் கேட்டீங்க. அதனால தான் என்னால பதில் சொல்ல முடியுது. ரொம்ப நன்றிங்க.
ரொம்ப நன்றிங்க.